ஆ. போட்டுட்டு
அதனால அது சுத்தி சுத்தி உடுது எங்கள. ஆமா! கரெக்ட்டா காமிக்க மாட்டேங்குது அது.
தப்பா போயிட்டீங்க! அப்புறம் யாரு உங்களுக்கு வந்து சரியான வழி சொன்னது? நீங்களே மறுப்
அப்புறம் பின்னாடி உள்ளவங்க அ எங்க பின்னாடி உள்ளவங்களும் போய் சேந்துட்டு "என்னா பண்றீங்க நீங்க? இன்னும் வரல!" அப்படின்னோன்ன, இந்த இந்த பாலத்துல நீங்க ஏற வேணாம் நீங்க எடது பக்கம் திரும்புங்க, கோவிலுக்கு வந்துரலான்னு அவுங்க சொல்லி.
ஆ.
அப்புறம் ஒரு வழியா போய் சேர்ந்தோங்க.
இப்போ அங்க போனதும், அவுங்கலாம் உங்கள கிண்டல் பண்ணாங்களா?
ஆமா. அது எல்லாமே இப்போ நெறையா நடக்கறது தானேங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு எடத்துல வந்து ஒரு கட்ட மிஸ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் சுத்தி வர வேண்டியதா தான்
ஆமா. இப்போ உங்க கூட வந்த உறவினரு ஆ.
ம் உடனடியா நம்ம அத ஆமா திரும்ப முடியாதுல்ல! அந்த வளைவுல வந்து உடனே திரும்ப முடியாது. ஒரு தூரம் போயி தான் திரும்பி வரணும்.
ஆ. சரி.
இப்ப அடிக்கடி எல்லா வாழ்க்கைலையும் கேக்குற மாரி ஆயிடுச்சு.
மறுபடியும், நீங்க திரும்பி வரப்ப, கரெக்ட்டா போயிட்டீங்களா உங்க வீட்டுக்கு?
ஆ திரும்பி வரப்போ கரெக்ட்டா அதே போ திரும்பவும் அந்த விழா விழாவுக்கு போக வேண்டிய அந்த பயணத்தில அப்டி நேரா போய்ட்டோம். அதுலலாம் வந்து, ஏற்கனவே அந்த அந்த வீட்டுக்கு, அந்த தூரத்துக்கு நம்ம போய் தான் பழக்கம். அந்த அதெல்லாம் வந்து அழகா கொண்டுட்டு போய்ட்டோம். இந்த மேப் கேள்வி கேட்ட விதம் ஒரு வந்து தப்பா போயிடுச்சு.
சரி சரி.
அதனால எங்கள வந்து சுத்தி உட்ருச்சு அது. அது ஒரு ரொம்ப நகைச்சுவையா இருந்துது. ஆ
கரெக்ட்டு. சரி சரி. வேற ஒரு ஆ சொல்லுங்க. வேற ஒரு வாட்டி, நீங்க இத மாரி வழி தவறி போனீங்கன்னு சொன்னீங்க இல்லையா அது பத்தி சொல்லுங்களேன்.
வந்திருக்கு. நம்ம வழி அது நம்ம தவறா? இல்லை அந்த காமிக்கிறதோட தவறான்னு தெரில! மேப்ல ஒரு கோயிலுக்கு போறதுக்கு தான் அதுவுமே ஒரு சின்ன கோயிலு. ஆனா, கிரா 4, 5 கிராமத்த தாண்டி போற மாரி இருந்தது. சின்ன வழியா தான் இருந்தது. போட்டுட்டு போறோம். அது வலது பக்கம் போ! இடது பக்கம் போன்னு காமிக்குது நாங்க போறது வாகனத்தில, நா கார்ல!
ஆ. ஆ. சரி. சரி. ஆ. சரி.
ஆனா, அது பாத்தான்னா திடீர்னு பாத்தா, வலது பக்கம் திரும்புன்னு சொல்லுது வலது பக்கம் பாத்தா, வெறும் வயல் வெளியா இருக்கு.

சரி, சரி. வேற என்னலாம் வந்து உங்களுக்கு? இந்தமாரி வழி தெரியாம போயி நடந்த ஒரு சில சிரிப்பான விஷயம்ன்னு ஒண்ணு இருக்கும் இல்லயா! அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். வழி தெரியாம போனோம் ஆ.
ம். அலைபேசில வழி தெரியாம பேசி இதுல வந்து என்னோட அ போனோம் இல்லயா! அதுல இன்னொரு ஃபேமிலியில வந்து இன்னொரு இன்னொரு சமயத்தில வந்து, என்னோட சொந்தக்காரங்களும் நாங்களும் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போனோம். அப்போ அந்த பெண் என்னோட உறவினர் பெண்ணு வந்து அங்க கணவர வந்து இந்த விஷயத்த வச்சு கிண்டல் பண்ணாங்க.
சரி. ம். ஆ. என்னன்னு?
பொண்டாட்டி சொன்னா ஒரு வார்த்த கூட கேட்க மாட்டேங்கிறீங்க. அந்த கூகில்ல பேசுறப் பொண்ணு என்ன சொன்னாலும் நீங்க கேட்கிறீங்க?
ஆ.